கண்டிப்பாங்க. சோகம்ங்கிறது வந்து பல பருவத்தில எனக்கு நடந்திருக்குது. பள்ளி பருவத்தில நடந்துச்சு சோகம். அப்புறம் கல்லூரி பருவத்தில நடந்துச்சு சோகம். பெரிய பெரும் சோகம் என்னான்னா, நண்பர்கள விட்டு பிரியிறது. ஓ! நமக்கு மிகவும் மிகவும், ஆ ரொம்ப வந்து பிடித்தமான நண்பர்கள், அவுங்களோட செலவிட்ட நேரங்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப திருப்பி திருப்பி நம்ம பிளாஷ்பேக் பிளாஷ்பேக் பண்ணி பண்ணி நம்ம கேட்டுட்டுருந்திருப்போம். அப்போ அந்த மாரி ஒரு பாடல் வந்து ஒரு படம், காதல் தேசம்ன்னு ஒரு படம் வந்துச்சு. அதுல "முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வொரி முஸ்தபா"அந்த பாடல் ரொம்ப புடிக்கும். ரொம்ப ரொம்ப புடிக்கும். அது ஒரு அளவு கடந்த பிரியும் எனக்கு. அந்த பாடல் மேல. ரொம்ப நல்லா இருக்கும். அந்த
ம், ம். ஆமா. ஆமாமா. முஸ்தஃபா பாட்டுங்களா? ம். உங்க நண்பர்கள மிஸ் பண்ணீங்கனாலே, நீங்க வந்து இந்த பாட்ட போட்டு கேட்ருவீங்களா?
கண்டிப்பா. அந்த பாட்டு, பிறகு இப்போ ஒரு 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு படம் வந்துச்சு. ஏப்ரல் மாதத்தில்ன்னு. அந்த பாட்ல வந்து மனதே "மனசே மனசே, மனதில் பாரம், நண்பர் கூட்டம் பிரியும் நேரம்" அப்படின்னு ஒரு நல்லா அழகா இருக்கும். அந்த வரிகள்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அதாவது அவுங்க எ வெளிப்படுத்துற உணர்வுகள வந்து, காதல்லாம் கெடையாது. "நாங்கெல்லாம் இவ்வளளோ பேர் வந்து, இவ்வளோ ஜாலியா இருந்தோம். இப்போ வந்து திருப்பி போறீ எல்லாம் வந்து" அப்படிங்கிற மாரி, ரொம்ப
ம். ஆமா. ஆமா ஆமா. அந்த நட்பு அழகா காமிச்சிருப்பாங்க.
அழகா காட்டிருப்பாங்க. அது அதெல்லாம் வந்து ஒரு ஒரு தனி அலாதியான ஒரு உணர்ச்சிகள், அதெல்லாம். சில உணர்ச்சிகள் வந்து, பாடல்கள் மூலமா புதுசா நமக்குள்ள பிறக்கும்.
என் ஆ, ஆமா.
<laughs> இல்ல அ.
என்ன மாதிரியான பாடல்கள்? என்ன மாரியான உணர்ச்சிகள் உங்க
அது நான் சொல்றேன். அது நான் அது நான் ஒரு பாடல் நான் சொல்றேன். அதுக்கு பாடலுக்கு ஒரு பின்னணியும் நான் சொல்றேன். ஒரு ஆயிரத்தில் ஒருவன்ன்னு ஒரு படம். பழைய படம், சரிங்களா? எம்ஜிஆர் நடிச்ச படம். அதில வந்து முதலாளித்துவம், தொழிலாளித்துவம். தொழிலாளிகள் இருப்பாங்க, முதலாளிகள் இருப்பாங்க. அதுல இருந்து ஒருத்தர் வராரு. எம்ஜிஆர் வராரு, வந்து தொழிலாளிகள, கூலித் தொழிலாளிகள வந்து அடிமையாக்கிற அந்த முதலாளிய எதிர்த்து பண்ற மாரி ஒரு கதைக்களமா அத அமைச்சிருப்பாங்க. அதில ஒரு பாடல் வரும். "அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும்" ரொம்ப அழகான பாடல். அந்த பாடல் முழுக்க எந்த ஒரு கருத்தையும் வச்சிருக்க மாட்டாங்க. "நம்ம ஜாலியா இருக்கணும், நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும்" அப்டிங்குற மாரி மட்டுமே சொல்லியிருப்பாங்க. அந்த பாடல் கேட்டா நம்ம மனசு, மனசுல இருந்து பறவ வெளிய போற மாதிரி, அதாவது நம்ம மனசுல இருந்து துயரம் வெளிய போற மாரி, ஸ்ட்ரெஸ் அவுட் ஆவுறதெல்லாம் வந்து டிஸ்ட்ரெஸ் ஆயிரும். அந்த அளவுக்கு ஒரு, ஒரு நல்ல பாடல் அது.
சரிங்க. சரி. ஆ சரிங்க, ஓகே. ஆ. சரி சரி. ம். ம், ஆமா. ம். ஆமா.